ஆ! அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. <tsk> ஏ! நான் அப்படிலாம் சொல்லல! நீ ஊட்டலன்லாம் சொல்லல. அததான் சொல்லியிருப்பாங்க. ஆனா, சும்மா வேற என்ன பண்றது, ஆ ஒரு அம்மாவா போய்ட்டாங்க, அப்டின்றனால அம்மாவும் அம்மாக்கு தெரியும். நான் ச பண்ணுவேன், இருக்கணும். இருந்தாலும் அந்த பாசத்தல அவங்க கண்ணெல்லாம் மறச்சிருது. நம்ம சமைக்கிறதா இருக்கட்டும், நம்ம குடுக்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் மறச்சிட்டு, அப்படி பேசிறாங்க. ம். உடனே, அம்மாவே சமாதானப்படுத்துவாங்க. என்னையுமே சமாதானப்படுத்துவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கடையாது. இந்த வயசுல இப்படிதான் இருக்கும். நீணும் மெலிஞ்சிட்ட தான், அப்டின்ற மாரி அப்ப சொல்வாங்க. அதே தான், அவங்களும் நம்மள சமாதானப்படுத்துற மாரி பேசி அப்டி சமாதானமாகி முடிஞ்சுரும். ஆ. அதுக்கப்புறம் பாத்தீங்க
ஆஹா! ஆஹா! <laughs> ஆ. அதேதாங்க. ஆ. புரியுதுங்க. <laughs> <laughs> அருமைங்க அருமைங்க. எனிக்காது 1 நாள் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள கால் பண்ணாம, கொஞ்சம் லேட்டா கால் பண்ணியிருக்கிறீங்களா. ஏன்னா, நம்ம ஒரு 10 நிமிஷத்துல கால் பண்ணலான்னு நெனைப்போம்! அப்ப தான் யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இல்ல ஒரு மறந்துடுற மாரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனா நம்ம மனசுக்குள்ள குத்திட்டே இருக்கும். ஐய்யோ! அம்மாக்கு கால் பண்ண முடியலியே பேச முடியலியே அப்டின்னு. அந்த மாரி எதாவது சூழ்நிலைகள் வந்திருக்குங்களா?
கண்டிப்பா. ஆமாங்க. ஆமாங்க. ஆஹ், அந்த மாரி வந்திருக்குங்க. இப்போ ஸ் அ சில நேரம் அம்மா சாயந்தரம் பேசிருந்து இந்த சாயந்திரம் சாயந்திரம்னா, அ கணவரு வந்து வேலையிலேருந்து கிளம்பும்போது கால் பண்ணுவாங்க, ஒரு 6 மணி போல எப்பவுமே. அப்டின்னும்போது, அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சதும், அவுங்க வீடு வர வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்களா! அதனால அந்த நேரத்துல அம்மாக்கு என்னால திருப்பி அவங்கள்ட்ட இவங்கள கட் பண்ணிட்டு, ஏன்னா திருப்பி வர வழியில ஏதாச்சும் பாப்பாக்கு வேணுமா? இல்ல நம்மளுக்கு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டு, அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதனால அதுக்கு கால் பண்ணுவாங்க. அதுனால, நம்ம அந்த நேரத்துல என்னன்னலாம் இல்லையோ, அத எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்றதுக்கு, அந்த மாரி போயிடும் அந்த நேரமே. அப்டிங்கனால வீட்டுக்கு வந்த பிறகு, கணவர் வந்த பிறகு, அந்த நைட் சாப்பாடு என்னென்னு சமைக்கணும், குழந்தைக்கு என்னன்னு குடுக்கணும் அந்த ஒரு ஞாபகத்துல போயிரும். மறுநாள் அதோட மறுநாள் காலையில தான் பண்ற மாரி இருக்கும். ஆ <chuckles> அந்த மாரி வேற வழி இருக்காது. ஏன்னா நைட் அதுக்கப்பறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கறதுக்குள்ள நம்மளுக்கு மறந்துரும். ம். <smacks lips> ஐய்யயோ! சரி முடிஞ்சிருச்சு. ஆனா காலையில வந்து அ ஒண்ணு அம்மாவே பண்ணுவாங்க, இல்லன்னா நானே பண்ணி அம்மா வந்து, ஒரு 8 மணிக்கு பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சீக்கிரமா ஒரு 7 மணிக்கா பண்ணி, ஆ என்ன பண்றீங்க? அப்டின்ற மாரி கேட்பேன். அதான் நீ என்ன ஃபோன வெயின்னு சொன்னேல அப்டின்ற மாரி அம்மா ஆரம்பிப்பாங்க. ம். <chuckles> அப்படியே அது சமாதானம் சமாதானத்தில போய் அது முடியிற மாரி தான் இருக்கும்.
ஆஹா! சேரிங்க. ஓஹோ! ஆ. ம். சேரி, சேரிங்க. சேரி, சேரிங்க. ஆமாங்க. அச்சோ! ஆமா, ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. ஆ. <laughs> ஓஹோ! சேரி, சேரிங்க. <laughs>